பரவால்லயே. நீங்க சொல்றப்பயே வந்து, எனக்கு வந்து, அந்த காட்சி கண் முன்னாடி விரிவாகுது. அப்ப அத பார்த்தோனயே, உங்களுக்கு போனோன, மனசுக்கு ரொம்ப புடிச்சுருக்கும். இல்லைங்களா? அந்த இதுக்கு.
ஆமா. எனக்கு ஆச. ஆமா. எப்படி அழகா வந்து இது பண்றாங்க அப்படின்ட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பழங்கள், செடிகள் ஃபுல்லா இருக்குற என்ன பழங்கள். அவங்க வீட்ல இப்ப நான் 4 பழங்கள் தான் வச்சுருக்கேன்னா, என்னோட காம்பவுண்ட்டு அந்த அளவுக்குதான் நீளம் இருக்கும். நமக்கு ஆமா. கொஞ் ஆமா. அதுக்குள்ள நம்ம என்ன வெக்க முடியுமோ. அது நம்ம உடம்புக்கு அப்போதைக்கு எது முக்கியமான பழங்கள் தேவையோ, அதில நமக்கு புடிச்சமான பழங்கள் கூட இருக்கலாம், அப்படின்னு சொல்லிட்டு, நார்மலா பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயுமே கொய்யா, மாதுளை, அ மாம்பழம் கண்டிப்பா வெப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா சப்போட்டா, சீத்தாப்பழம். நான் இத ஒரு 5 பழம் மட்டும் வச்சேன். ஆனா அவங்க வந்து நெறையா பழங்கள், மரங்கள்லாம் நெறையா வச்சுருந்தாங்க. எங்கங்கேயோ கொண்டுட்டு வந்துலாம் வச்சுருந்தாங்க. அ. ஏன்னா அதுக்கேத்த மாரி அவங்க வசதியானவங்க, நல்லா ஆள் போட்டு அந்த மாரி பராமரிச்சுக்கிட்டுருந்தாங்க.
ம். உங்களுக்கு நீளம் இருக்கு. அதுக்குள்ள அவ்வளவு தான் வெக்க முடியும். அந்த இதுல. ம். சரியா சொன்னி ம். ம். அ. அடேங்கப்பா! அவங்க வந்து கொஞ்சம் பணபலம் உடைந்தவர்கள்ன்னு நினைக்கிறேன். ஆள் போட்டு இந்த அளவு உருவாக்குகிறாங்க அப்படிங்கிறப்ப, அவங்க ஒரு நல்லா வெச்சுக்கணும்ன்னு வச்சுருக்கணும்ன்னு பண்றாங்க. ம்.
ஆமா. ஆமா. ஆமா. அதனால ஆமா. நான் வந்து என்னன்னா, என் எனக்கு ஆச. ஆனா என்னால என்ன முடியுமோ, என்னோட வீட்டு தோட்டம் மாரி எப்படி அமைக்க முடியுமோ, அப்படி அமைச்சுக்கலான்னு எனக்கு அப்பவே. அவங்க வீட்ட பார்த்தோனயே எனக்கு ஒரு சந்தோஷம் உள்ள நுழையும்போதே! அழகா அந்த பூக்கள் பார்க்கும்போது, அதுக்கப்புறம் அந்த பழங்களோட மரங்கள் வகையெல்லாம் வரிசையா இந்த பக்கம் பண்ணிருந்தாங்க அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு அழகா அந்த டேபிள் ரோஸ் மாரி அ அந்த மாரி இதெல்லாம் போட்டு முன்னால தொங்க வுட்ருந்தாங்க. அந்த பௌல் இதெல்லாம்.
ம். சரி. ம். சரி, சரி, சரி. இதெல்லாம் நீங்க வந்து இல்ல ஒரு ஒரு முறை தானே போயிருப்பீங்க. அதிலயே நீங்க எவ்ளோ விஷயங்கள அந்த காட்சி வந்து உங்க மனசுகுள்ள அப்படியே பதிஞ்சுட்டனால தான் உங்களால இந்த மாரி சொல்ல முடியுது. இல்லையா?
அப்புறம் பாத்தீங்கன்னா ஆமா. ஆமா. கண்டிப்பா. எனக்கு ஒரு சந்தோஷம் அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் நினைச்சி. சொல்லிகிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு சொந்தமா வீடு அமைஞ்சா, இதுதான் பண்ணணும். இப்படிதான் இருப்பேன். இப்படிதான் பண்ணணும். ஆமா. அத வந்து வாங்கணுமோ இல்லையோ பார்த்துக்கங்க. வாங்கிட்டு வந்து அடுத்த நாள் மொத வேலை இந்த வேலைய தான் நான் பார்த்தேன். ஆமா. இது வந்து நான் இயற்கையோட
ஒரு கனவு மாரி வெச்சுருந்திருக்கீங்க நீங்க? இல்லையா? ம். <laughs> ஆனா நீங்க வீடு கட்டுறப்பயே சொல்லீட்டீங்களா? எனக்கு தோட்டம் போடுறக்கு இங்க இடம் வேணும். இந்த இடத்த
இல்ல வீடு கட்டுறதுக்கு அமையல, வீடு வாங்குற மாரி சூழ்நிலை இருந்துச்சு. வாங்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, என்னுடைய இத நான். அப்படியே நான் கொஞ்சம் மாத்தி இது பண்ணிட்டேன். அதேமாரி நடுவுல எனக்கு நான் கட்டினா துளசி மாடம் கண்டிப்பா வெக்கணும்ன்னு நினச்சேன். அதே மாரி அமைஞ்சிருந்துச்சு, துளசி மாடத்துக்கு நான் எப்படி நினைச்சேனோ, துளசி மாடம் நடுவுல சுத்தி கொஞ்சம் இடம் விடணும், அப்படின்னு நினைச்சேன். அதே மாரியே ஒரு வீடு அமைஞ்சிச்சு. அந்த துளசி மாடத்த சுத்தி பார்த்தீங்கன்னா, தரையோட படர்ந்து போகும் பார்த்தீங்களா? சில செடிகள்லாம்.
சரி. ம். ம். பரவால்ல. ம்.